நமக்கு வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாரி இருக்காது, இல்லைங்களா? இன்னைக்கு இருக்குற விஷயம் நாளைக்கு இருக்காது. நாளைக்கு இருக்குறது, அடுத்த நாளைக்கு இருக்காது. மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் வாழ்க்கையின் தத்துவம் இல்லிங்களா? இந்த மாதிரி வாழ்க்கை மாறுறமாரி, நமக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து மாறும். இல்ல நம்ம வந்து மாறுவோம். ஒரு சில நேரத்துல அது நமக்கு வந்து பிடிக்கும், பிடிக்காம இருக்கும். இல்ல அது ரொம்ப ஒரு இது ரொம் முக்கியமான கட்டம் அப்டிங்குற மாரி நெனைப்போம் இல்லிங்களா? அந்த மாரி ஏதாவது நெனச்சது உண்டுங்களா? வாழ்க்கையில? சொல்லுங்க அத பத்தி.
ம். ஆமாங்க. கண்டிப்பாங்க. அ எனக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா, ஆ திருமணம் ஆகுதுங்க. திருமணமாகி வரோம். அ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அ எனக்கு பெருசா எதுவுமே தெரியாதுங்க ஏன்னா நான் சிறு வயதிலயே கொஞ்சம் சின்ன வயசுலயே ஒரு 18-19 இப்டி திருமணம் ஆகுது. ஆ கூட்டு குடும்பத்துக்குள்ள வரோம். அப்டி வந்தப்போ வந்து பாத்தீங்கனா அப்டினா, நமக்கு இது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? நம்ம இங்க என்ன பண்ணணும்? ஆ எதுவுமே எனக்கு இப்ப ஒரு புரியாத 1 நேரம். ஆ திருமணம் ஆகுது, கொழந்த வருது, ஒரு 1 1/2 வருஷோங்க. என் மாமனார், மாமியார தான் நாங்க அண்டியிருக்கோம். ஏன்னா, என் கணவருக்கு பெரிய வருமானம்னுட்டோ ஒண்ணும் இல்ல. மாமனார் வந்து ஒரு ரயில்வேல ஒரு நல்ல சேலரி வாங்குறாரு. இந்த சூழ்நிலைல வந்து பாத்தீங்க அப்டினாங்க, அ 1 நாள் வந்து என்னோட மாமியார் வந்து சொல்றாங்க, அ "நீங்க வீடு கட்டி தனியா போயிருங்க" அப்டின்னு சொல்றாங்க.
சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. சரிங்க.
ஏன் இந்த மாரி சொல்றாங்க? "ஏன் அத்த?" அப்டின்னு கேக்கும்போது அவுங்க சொல்றாங்க. "இல்லம்மா கொழுந்தனாருக்கு வந்து கல்யாணம் பண்ணலான்னு ஐடியால இருக்கோம். அ, எப்டி பாத்தாலும் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடும். அதனால நீங்க வந்து இப்பவே வீடு கட்டுனீங்கனா தான், நீங்க போ முடியும். அதனால, எடம் அங்க இருக்கு. நீங்க எடுத்துக்கோங்க. வீட்ட கட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்றாங்க.
சரிங்க. சரிங்க.
அப்ப வந்து, அந்த சூழ்நிலைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கஷ்டோங்க. ஏன்னா கல கைல குழந்தை இருக்கு, அ அவருக்கும் பெரிய வருமானம் வந்து பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, "இந்த நேரத்துல நம்ம நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டே, இப்டி சொல்றாங்களே!" அப்டின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. சரி என்ன பண்றது? அப்படின்னு யோசிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அ "சரி பரவால்ல! எ வீடு கட்டிட்டு போலாம், சொல்லிட்டாங்க இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும்?" அப்டின்னு அந்த வீடு கட்றதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து எடுக்குறோங்க. அ ஆரம்பத்துல அம்மா வீட்ல போட்ட நகை எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சு ஸ்டார்ட் பண்றோம். அ அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் பத்தல. அப்போ நான் என்ன பண்றேன்னா, "சரி நான் வேலைக்கு போறேங்க" அப்டின்னு நான் வந்து சொல்றேன்.
கண்டிப்பா. சரிங்க. கண்டிப் கண்டிப்பா. சரிங்க.
அ "குழந்தைய வந்து பாத்துக்குறீங்களா அத்த?" அப்படின்னு கேட்கும்போது, அவுங்க அதுக்கும் வந்து ஒத்துழைக்கலைங்க. என்னடா இப்படி இருக்காங்க! கொஞ்சம் கூட எதுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னுட்டு, என்னோட அம்மா வந்து வர சொல்லி, அம்மா வந்து குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு, நாங்க வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறோம். அ 2 பேருமே கஷ்டப்படுறோங்க. நான் வந்து ITக்குள்ள போறேன். அவரும் வந்து நல்ல ஒரு வே இன்னொரு வேலைக்கு போறாரு. அ டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு, அந்த வீட்ட வந்து, ஒரு கொண்டு வந்து, நம்ம புது வீட்டுக்கு போயிர்றோங்க.
சரிங்க. சரிங்க. சொல்லுங்க. சொல்லுங்க.
அ அப்டிங்கும்போது, ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து இப்டி சொல்லிட்டாங்க, அதனால நமக்கு ஒரு வீடு வந்துருச்சு. சரி ஓகே. இனிமேலாவது கொஞ்சம் பிரச்சனை இல்ல. அப்டின்னு நெனைக்கும்போது, இப்ப வந்து என்னோட மாமனார் வந்து வி.ஆர்.எஸ் வாங்குற டைமும் வந்துருச்சு. அ என்னோட கணவர் வந்து, "சரி மூத்த பையன் வீட்ல இருக்காரு, அவருக்கு ஒரு இந்த வேலைய குடுத்தரலாம்" அப்டின்னு ஒரு பேச்சு வருது, எல்லாருமே ஆதரிச்சாங்க. அப்ப இந்த வேலைய எழுதி குடுக்குறதுக்கு வந்து மெடிக்கல் வரைக்கும் போயிட்டாங்க. அ மெடிக்கல்ல போயிட்டு ரிப்போர்ட் குடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சன.
சரிங்க. சொல்லுங்க. சரிங்க.
என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அ என்னோட கொழுந்தனாரு வந்துட்டு, வேல வந்து எனக்குதான் எ அப்பா அவங்க அப்பா வந்து முன்னாடி சொன்னாராம்மா, அ "உனக்கு படிப்பு வர்ல, சரி என்னோட வேலைய நான் உனக்கு குடுத்துறேன். நீ ஒண்ணும் பயப்டாத" அப்படிங்கற மாரி சொன்னாங்களாம். அத நம்பிட்டு உட்கார்ந்துருக்காராம், இத்தன வருஷமா. <chuckles> அத வந்துட்டு, எங்கள வந்து சொல்றாங்க "இந்த வேலைய நான் தான் வந்து வாங்கலாம்னுட்டுருந்தேன். நீங்க வந்து ஏமாத்துறீங்க எங்கள" அப்டின்னு ரொம்ப அவதூறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
சரிங்க. சரிங்க.
அப்போ என்னடா இந்த மாரிலாம் பேசுறாங்களே, ஏன்னா இதுநாள் வரைக்கும் அண்ணின்றதுக்கு மேல பேசுனது இல்ல. இப்டி பேசுறாங்களேன்னு ரொம்ப கஷ்டமா ஆகுது. அப்ப நாங்களும் வந்து சொல்றோம், "இல்லப்பா, அண்ணாக்கு வந்து சரியான வேல இல்லப்பா. அது இல்லாம அண்ணாதான் வீட்ல மூத்த பையன். அவரே வேலையில்லாதப்ப நம்ம என்ன பண்ண முடியும்?" அப்டின்னு நானும் எவ்வளவோ சொல்றேன், ஆனா வந்து, பேச்சு வந்து வேற மாரிலாம் போயிருச்சுங்க. அ சுத்தமா வந்து நாங்க என்ன பேசுறதுன்னே தெரியல! அப்டியே அந்த நைட் வந்து என்னோட கணவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, "அப்பா நமக்கு இந்த வேல வேணாம்ப்பா. நம்ம இப்டியே பாத்துக்கலாம். நம்ம இந்த வேலைக்கு போனோம்ன்னா, நமக்கு பிரச்சனையா ஆயிடும்." அப்டிங்கிற மாரி சொல்றாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வேல அவருக்கு கெடைக்கும்னு எவ்வளவோ நம்பிக்கையா இருந்தேங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, கை குழந்தைய விட்டுட்டு நான் வேலைக்கு போனேன். அ "இப்ப மறுபடியும் என்னடா மறுபடியும் வாழ்க்கைல வந்துட்டு, மறுபடியும் ஓடணுமா? அ நமக்கு இப்டி ஒரு மாற்றமா?" அப்டின்னு அந்த ஒரு இரவு வந்து வாழ்க்கைய மாத் ரொம்ப தலைகீழா ஆக் ஆக்குன மாரி ஆயிருச்சுங்க. <chuckles>
நிச்சயமா. சரிங்க. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பாங்க.
ஏன்னா, ஒரு விஷயத்துல
ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறது என்கிற மாதிரி நம்ம பல வருஷமாக, நம்ம கனவு கண்டு, நம்ம வந்து நம்பிக்கொண்டிருப்போம். அது திடீரென்று நமக்கு இல்லை என்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு அதிர்ச்சியும் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரியும் ஒரு மனநிலை இருக்கும் கண்டிப்பாக. சொல்லுங்க.
ம் கண்டிப்பாங்க. எனக்கும் அப்படிதான் இருந்ததுங்க. ஏன் என்றால், நான் வந்து கை குழந்தையை விட்டுவிட்டு வேலைக்கு போனேன் அப்படி என்றால், சரி பரவாயில்லை இன்னும் கொஞ்ச நாள் தான்! அப்புறம் மாமனார் வேலை நமக்கு கணவருக்கு வந்துவிடும். எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும். அப்படி என்று நிறைய விஷயங்கள் என்னோட நகையை கூட நான் திருப்பவில்லை. அ வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கொண்டே இருந்தேன். நிறைய விஷயங்கள் வந்து நான் வெயிட் பண்ணிக்கொண்டு இருந்தேன். ஆனா, பார்த்தீங்க என்றால், இந்த வேலை உனக்கு இல்லை, அப்படி என்றால் ஒரு நிலைமை வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு வ வந்து ரொம்ப டைம் ஆகியிருச்சுங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க என்றால், மறுபடியும் ஓட ஆரம்பித்தோம். <laughs> காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு, வாழ்க்கையை வந்து காப்பாற்றி ஆகவேண்டும் என்று, என் குழந்தையை சுத்தமாக பார்த்துக்க முடியல்லை. அவளுக்கு நேரத்தை கொடுக்க முடியல்லை.
ம். சரிங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமாக.
இருந்தாலும் வந்து பார்த்தீங்க என்றால், நம்ம மறுபடியும் ஓடித்தான் ஆகவேண்டும். ஏன் என்றால், ஒரு ஆள் சம்பளத்தை வைத்துவிட்டு எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க.
கண்டிப்பா.
அப்படி என்கும்போது
நிச்சயமாங்க. இந்த காலகட்டத்தில் குழந்தையை வந்து படிக்க வைக்கிறதே வந்து, ரொம்ப 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யவேண்டும் என்கிற மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு நமக்கு. இந்த காலகட்ட <grunts> சொல்லுங்க.
கண்டிப்பாங்க, நானும் அதனால தான் வந்து பாத்தீங்க அப்டின்னா, “சரி ஒண்ணும் பண்ண முடியாது” அப்டின்ட்டு மறுபடியும் நம்ப ஓட ஆரம்பிக்கிறோம், ஒ வாழ்க்கை வந்து ரொம்ப மெஷின் லைஃப் மாரி ஆயிடுச்சுங்க, ஒரு டைமுக்கு மேல “என்னடா வாழ்க்க இது?” அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா எப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்தோட, அ அதாவது ரிசல்ட்ட வந்து நம்ம எப்போ சுவைக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப நமக்கு அது வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். நான் எப்டி சொல்றேன்னாங்க, நம்ம வீடு கட்டுற வரைக்கும் கஷ்டமா இருந்தது, அந்த வீட்ட பால் காய்ச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயி சகல வசதிகளும் அந்த வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கி வைக்கும்போது, அந்த சோஃபால உக்காரும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும். <chuckles>
சொல்லுங்க. கண்டிப் கண்டிப்பா. நிச்சயமாங்க. அது ஒரு ஆமா கண்டிப்பா அது, "இதுக்கு மேல நம்மள யாரும் எதுவும் சொல்ல முடியாது" அப்டிங்கிற மாரி, இப்போ வாடகை வீட்ல இருக்கோம் பாத்தீங்களா, அவங்க வந்து சொல்லுவாங்க, அ இன்னொரு வா இன்னொரு குடும்பம் வந்து வாடகைக்கு இருப்பாங்க, "கொஞ்சம் பொறுமையா வந்து பேசுங்களேன், கொஞ்சம் குதிக்காம இருங்களேன், இங்க வந்து இப்ப வயசானவங்க இருக்காங்க, தூங்கிகிட்ருக்காங்க" அப்டின்னுவாங்க, இது மா இது வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க, சொந்த வீட்டுக்காரங்க இந்த ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க? வந்து, நீங்க என்ன, ஒரு 12:00 மணிக்கு மேல சத்தம் போடுறீங்களாமே, லைட் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களாமே, தண்ணி நிறைய ஜாஸ்தி யூஸ் பண்றீங்களாமே, உங்களுக்கு அடுத்த மாசத்துலருந்து ஒரு ரூ. 2000 நான் ஏத்த போறேன், ரூ. 2000 ஏத்துறதுனால, நீங்க தண்ணீ எப்டி வேணா வந்து செலவலிக்கலாங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது, கம்மியா தான் செலவு பண்ணணும், இல்லாட்டி நீங்க வேற வீடு பாத்துக்கோங்கன்னு ஒரு மாதிரியா பேசுவாங்க, ஒரு சாயல்ல பேசுவாங்க. இதுவே நம்ம சொந்த வீடுன்னா, நான் யாரப் யார பத்தியும் நம்ம கவலப்பட வேண்டிய அவசியம் இல்ல, யார் பேச்சையும் கேக்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம நம்ம சுதந்திரத்தோட இருக்கலாம், அப்டிங்குற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கும்.
இது நம்ம வீடுடா! <chuckles> ஆமாங்க. ஆமாங்க. ஆமா. அப்படிதான் இருந்துச்சுங்க. ஏன்னா, கை கொழந்தய வச்சுட்ருக்கும்போது வீட்ட விட்டு வெளில போ சொல்ட்டாங்களேன்னு ஒரு நமக்கு தாங்க முடியாத ஒரு தருணம். அத நம்ம வந்து, இப்டி மாத்தி "நம்ம சொந்த வீட்ல உட்காந்துருக்கோம்". அப்டின்னு ஒரு <chuckles> மாரி பெருமையாவும் இருந்துச்சுங்க.
இல்லங்க. நிச்சயமா. நிச்சயமாங்க, கண்டிப்பா. அது, எல்லார் வாழ்க்கையிலேயும் எல்லார் வாழ்க்கையிலேயும், ஒரு இடத்தில வந்து அந்த, வ என்ன சொல்லுவாங்கன்னா, முள்ளு குத்தி, முள்ளு குத்துனதுக்கு அப்புறம் நம்ம தாங்கி தாங்கி நடப்போம். தாங்கி தாங்கி நடக்கிற அந்த பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாட்கள், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம், ஒரு நாள் முள்ளு குத்துன தடமே இல்லாம போயிடும். அப்போ, நமக்கு அந்த வழி இல்லாம, நம்ம நடக்கும்போது, நமக்கு அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப எண்ணற்ற சந்தோஷமா இருக்கும். அந்த மாரி நீங்க உணர்ந்திருப்பீங்க.
அதுக்கு அப்புறம் வந்து, பாத்தீங்கன்னா, ஆ, ம். ம். நிச்சயமாங்க, ஆமாங்க. அப்படித்தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அ இந்த ஒரு இந்த ஒரு சுவை நமக்கு கிடைக்கம்போது, அ, பரவால்லையே, நல்லாருக்கே. செரி, இதுக்காக மறுபடியும் ஓடுவோம். மறுபடியும் ஏதாவது இந்த மாரி சாதிப்போம். அப்டின்னு அந்த ஒரு ஒரு விஷயோம், ஒண்ணு ஒரு வாழ்க்கையில எனக்கு நடந்த ஒரு விஷயத்துனால, என்னோட வாழ்க்கையே வந்து, அப்டியே மா மா நாங்க மாத்திகிட்டோம்னு தான் சொல்லணும். <chuckles> ஏன்னா, வீடு வாங்குனோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அ, சம்பாரிச்சு சேர்த்து வச்சு, நகை எல்லாத்தையும் திருப்பினோம். நகையெல்லாம் திருப்பினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கார் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு, கார் வாங்குனோம். என்னோட கணவருக்கு வந்து ரொம்ப நாளா, புல்லெட் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. என்னோட சம்பளத்திலேந்து கொஞ்ஜோ, கொஞ்ஜமா சீ சீட்டு போட்டு அவருக்கு அவருக்கே தெரியாம, நான் வந்து புல்லட் ஷோரூம்லாம் போய்ட்டு ஆனா வாங்கல. ஷோரூம்லாம் போய்ட்டு, கேட்டுட்டு வந்துட்டேன். அவர கூட்டிட்டு போய்னா நம்ம படத்தில காட்ற மாரிலாம், நம்ம வாங்கி வச்சுட்டுலாம் நம்மளுக்கு தெரியாது. <laughs> அப்படிங்கும்போது போய் என்ன? ஏதுன்னு கேட்டு வச்சுட்டு, அப்புறம் அவர கூட்டிட்டு போயி, நான் வந்து அங்க நின்னு, என்னப்பா! புல்லட் வாங்கலாம். புல்லட் வாங்க எங்கப்பா காசு இருக்கு? இல்ல, நான் தர்றேன். அந்த மாரி நெறைய தருணங்கள் வந்துட்டு, நான் அவருக்கு அவருக்கே தெரியாம சர்ப்ரைஸா தான் பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இதோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்கனா, என்னோட அத்த வந்துட்டு, "நீங்க வீட்ட கட்டிட்டு வெளில போய்டுங்கப்பா" அப்டின்னு, ஒரு வார்த்த சொன்னாங்க பாத்தீங்களா? அது தான் நான் நினைக்கிறேன். <chuckles> அது இல்ல. ஏன்னா, அது ம்.
கண்டிப்பா. சொல்லுங்க. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமாங்க. அது இது எப்டினா, சின்னதா வந்து ஒரு சின்னதா ஒரு வெடி போட்டு, அது கொஞ்சம் பெரிய வெடி போட்டு, பெருசா வெடி வெடிக்கறதுக்கும். நேரா ஒரு பெரிய வெடி வெடிக்கறதுக்கும், வித்தியாசம் நம் நெறையா, ஜாஸ்தி இருக்கு இல்லைங்களா? நேரடியா, ஒரு பெரும் அதிர்ச்சி இல்லைங்களா? உங்களுக்கு.
ஆமாங்க. ஆமா, <chuckles> அப்படித்தான் இருந்துச்சுங்க. ஏன்னா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா, நம்ப ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்குறோம். மாமனார், மாமியார அண்டி தான் நாம இருக்குறோம்.
சொல்லுங்க. கண்டிப்பா.
அப்டீங்கும்போது அவங்க வந்துட்டு, அந்த நேரத்துல அ டக்குனு "நீங்க போங்கன்னு சொல்லிட்டா, நம்ப எங்கே போறது? நமக்கு இடம் இரு இடம் இருந்தா போதுமா? வீட்ட எப்படி கட்டுறது?" அப்பிடீன்னு ஆயிரத்து எட்டு கேள்விங்க. அவுங்கள் அது கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிட்டாங்க. ஆனா, நான் வந்து இன்னி வரைக்கும்ங்க, என் மாமியார்க்கிட்ட வந்து நான் வந்து, ஏன் என்னை போக சொன்னீங்கன்னு, நான் கேட்டதே கிடையாதுங்க. <chuckles> ஆனா, அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு. ஆனா, நான் வந்து கேட்டதுல்ல. ஏன்னா, நான் வந்து அத ஒரு படிக்கல்லா படிக்கட்டோட ஸ்டார்ட்டிங் கல்லாதான் நான் நெனைக்குறேன். <chuckles> அவங்க அத சொல்ல போய் தான், இல்லங்களா அவங்க அத சொல்லல, அப்பிடீன்னா, நாங்க அவங்க கூடயே தான் இருந்துருப்போம். வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு ஆசையே எங்களுக்கு வந்திருக்காது. அ என் கணவர் சம்பாரிக்குறது கூட எங்க மாமியார்ட்ட தான் நாங்க குடுத்தோம். அப்டிதான் நாங்க இருந்தோம். அ அப்பிடீங்கம்போது நிச்சயமா, அடுத்த லெவலுக்கு போகணும்னு நான் நினைச்சி கூட பாத்துருக்க மாட்டேன். போயிருப்போம் ஆனா, இட் வில் டேக் டைம் அவ்ளோதான். அ ரொம்பநேரம் ட டைம் ஆயிருக்கும். அவுங்க அத சொல்ல போய் தான், நம்ப வந்து ஏன்னா, என்னோட பொண்ணு இப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹையர் ஸ்டடிக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜுக்குள்ள இருக்கா. அப்டிங்கும்போது, நாங்க இப்போவே, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே செட்டில் ஆயிட்டோம்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துக்கு வரதுக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டோம். அ நம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கோம். அப்பிடீங்கிறத நம்ம உணர்றோம். <chuckles>
கண்டிப்பாங்க. நிச்சயமா. நல்லது. கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. அ அற்புதமான ஒரு விஷயங்க. இது என்னன்னா வந்து இன்னொரு கதை ஒண்ணு சின்னதா ஒரு கதை சொல்றேன் நானு. எப்படின்னா, நாய் என்ன பண்ணும்னா, அது வந்து குட்டிகள பெத்து போடும். ஆனா, ஓரளவுக்கு வர வரைத்தான் குட்டிகள பார்த்துக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் தொரத்தி விட்ரும். பக்கத்திலயே போகாது. ஏன்னா, நீ உன்ன நீயேதான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது இந்த ஜீவராசிகள், விலங்குகள் கிட்டயே வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த குணாதிசயங்கள் வந்து நம்ம எதுக்கு, என்ன, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அது ந நெறைய விலங்குகள் இருக்கு. அப்படி பொத்தி பொத்தி பார்த்துக்கும். நீங்க காக்கா அதோட அந்தொட அதோட கூடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சின்னதா ஒரு உணவ கொ கொண்டு வந்தாலே, கொண்டு வந்து அதோட குஞ்சுகளுக்கெல்லாம் குடுத்துட்டுத்தான் வந்து சாப்பிட முயற்சி பண்ணும். ரொம்ப அழகா இருக்கும் அதோட இதெல்லாம். என்னன்னா, எல்லாமே வந்து ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நாட்கள் வரையும்தான். இதுவரையும் வளர்ந்துட்டியா? இதுக்கு அப்புறம் நீயாதான். இதுக்கு அப்புறம் நீயாதான். யாரும் வரமாட்டாங்க. ஆ இந்த யானைகள வந்து நீங்க குட்டி பெத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது நடக் நடக்க கத்துக்குடுக்கறதும் சரி, இந்த ஸ்விம்மிங் நீச்சல் கத்துக்குடுக்குறதும் சரி, தண்ணீல தவள கத்து அது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். வேகமா கத்துக்கும், வேகமா கத்துக்குடுக்கும். அந்த அன்னை, அந்த யானை அன்னை யானைங்கிறது ரொம்ப வேகமா கத்துக்குடுக்கும். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தள்ளி போயிரும். அதனால ஏ எனக்கு அதான் தோணுச்சு. சில நேரங்கள்ல நம்மளோட முன்னோர்கள், பெரியவர்கள் என்னன்னா, சில விஷயங்கள் ஒரு கருத்தோடு, நல்ல கருத்தோடு வந்து அவங்க முடிவெடுக்கிறாங்க அவங்க குடும்பத்தில. அது நல்ல விதமா போகுது. சில, சில விஷயங்கள் வந்து சிறியவர்கள் பண்ணும்போது, நம்ம மாதிரி அனுபவம் இல்லாத மக்கள் என்ன பண்றோம்னா, நம்ம அத வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுனா, ஒரு ஒரு மோட்டிவேஷன்னா எடுத்துக்காம, ஒரு மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, தவறு பண்ணிட்டாங்க, நமக்கு வந்து நீதி அநீதி இழைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நெனச்சு நெனச்சு நெனச்சு நெனச்சு நேரத்தத்தான் வீணடிக்கிறோமே தவிர, அதில இருந்து நம்ம எப்படி முன்னேறணுங்கிறத பார்க்குறதில்ல. அது சில சமயத்துல வந்து அவங்க தவறா செய்யாம, ஒரு நல்ல எண்ணத்திலே செய்வாங்கங்கிறது வந்து ஒரு இது இருக்கத்தான் செய்யுது. ஆனா, கண்டிப்பா வந்து உங்களோட வீட்ல நடக்கிற எல்லா சந்தோஷத்துக்கும் உங்களோட பெரியவங்க, மாமனார், மாமியார், அன்னை, தந்தை எல்லோருமே வந்து நல்ல காரணத்துக்காக வந்து உதவி இருக்கிறாங்கங்கிறத கேட்கும்போது ரொம்ப மனதிருப்தியா இருக்கு. எதாவது ஒரு சின்னதா நல்ல காரணம் நல்ல காரணம் இல்லாம இருந்தாலும், அது கூடிய விரைவில் சரியாகும்னு சொல்லிட்டு நானு வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடன் பேசினது மிகவும் மகிழ்ச்சிங்க. நன்றி! மீண்டும் பேசலாம்.
ஆ சொல்லுங்க. ம். ஆ. ஆமாங்க. ஆ. ம். கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க.